ஆமாங்க. ம்
இப்ப அது கலரிங் வந்து குறஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்ல அதிகமா கலரிங் பண்ண யாரையும் பாத்தது இல்ல.
ஆனா, இப்ப தமிழ்நாட்ல பாத்தீங்கன்னா, இந்த புள்ளங்கோனு சொல்ட்டு ஒரு குரூப் இருக்கு. அவுங்க பாத்தீங்கன்னா, இந்த டிஃபரண்ட், டிஃபரண்ட்டான ஹேர் ஸ்டைல்லாம் கட் பண்ணிக்கிட்டு, கலர்ல்லாம் அடிச்சுக்கிட்டு.
அது அதாவது நீங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க அழ அதாவது உங்கள அழகு படுத்திக்கலாம், ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஆனா, அது வந்து முகம் சுளிக்கிற மாரி இருக்கக்கூடாது. உங்கள பாத்து யாரும் வந்து, உங்கள வந்து எளிமையா அணுகிற மாரி இருக்கணும் உங்களோட ஸ்டைலு.
நிச்சயமாங்க. நிச்சயமா. யாரும் பாத்து பயப்படக்கூடாது. அந்த அணுகுறதுக்கே வந்து தயங்கக்கூடாது.
கண்டிப்பா. அதனால நான் அந்த ராஜஸ்தான்ல அங்க இருந்து நான் போம்போது, எனக்கு அதுல இருந்து சரியா, ஒ 16, 16 மணி நேரம் பயணம் அங்க இருந்து ஜெய்சால்மீர்ங்கிறது தான் என்னோட கடைசி எடம்.
சரிங்க.
ராஜஸ்தான்ல ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு டீ அங்க தேநீர் வாங்கி குடிக்கும்போது என்னன்னா அந்த, க கப்பு வந்து வழக்கமா வந்து பேப்பர் கப்பு குடுக்காம, குவளைல க்டுப்பாங்க மண் குவளைல.
ம். அது ஒரு சில கடைகள்ல மட்டும் தானா? எல்லா கடைகளிலுமே அப்டிதாங்களா?
இல்ல. எல்லா எடத்துலயுமே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டீன்னு வாங்கினீங்கனாலே மண் குவளை தான் அங்க.
பரவால்லங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அந்த பாரம்பரியத்த அப்டியே கடைபிடிக்கிறாங்க.
ஏன்னா, அங்க பாலைவனங்கற ஆ. அங்க பாலைவனங்கள் அதிகமா இருக்கதனால, அவுங்க வந்து இந்த மண்ண வச்சே இப்டி ஒரு அது ஒரு வணிகம் மாரி பண்ணிட்டாங்க. அதனால மண்குவளைல வந்து நீங்க டீ வாங்கி அந்த ம இஞ்சி போட்டு டீ குடிக்கும்போது ரொம்ப சுவையா இருக்கும். அத குடிச்சிட்டு அங்க குடுக்குற சாப்பாடு ஆ <chuckles>
புரியுது. புரியுது. நிச்சயமாங்க. நீங்க சொல்லும்போது, எனக்கு நாக்கு ஊருதுங்க. நீங்க சொல்லும்போது எனக்கு நாக்கு ஊருது.
கண்டிப்பா. 1 தடவ போயி பாருங்க.
ஏன்னா, அந்த மணத்தோட குடிக்கும் போது, அது ஒரு டிஃபரண்டான ஒரு சுவையா இருக்கும்.

ஆனா, அவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் தெரியும். எவ்வளவுன்னா இந்த மாதிரி கித்தினா அப்பிடின்டு.
ஆமா. எனக்கு கொஞ்சம், கொஞ்சம் வார்த்தைகள் எ இந்த இடத்துக்கு எப்பிடி போறது? அ இது மணி என்னாச்சு? அ அ உங்க பேர் என்ன? இந்தமாரி விஷயங்கள வந்து அடிப்படையான கேள்விகள் என்னால கேட்க முடியும். ஒரு 50 கேள்விகள் வரைக்கும்.
ம். இது எப்பிடிங்க, முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் கத்து வச்சுட்டீங்களா? அங்க ப் சாதாரணமா உங்களுக்கு யாராச்சும் இந்தி பிரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்ல அவுங்க மூலியமா கத்துக்கிட்டீங்களா?
இல்ல. அதுக்கு முன்னால வந்து நான் வந்து குழுக்கள ஒரு குழுவாவே போய் முதல்ல ம வேற ஒரு வட இந்திய மாநிலத்தில வந்து நான் வேலை பார்த்துருந்தேன். ஒரு 30, 40 பேரு மொத்தமா போயி. ஒரு இந்த காற்றாலை சார்ந்து. அதனால அந்த அனுபவம் எனக்கு இருந்ததுனால அப்பயே பேச பழகிட்டேன். கொஞ்சம், கொஞ்சமா. அதுபோக ஆமா. அதுபோல ஹிந்தி படங்கள் பார்ப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அ அதனால, இந்த எனக்கு இந்த மும்பையில முடிஞ்சதுக்கப்பறம் எனக்கு திரும்ப இரவுல வந்து ராஜஸ்தான் போறதுக்கான அ வ ட்ரெயின வந்து நான் போ சரியா போய் பிடிச்சு, அதில ஏறிக்கிட்டே ஏறி உட்காந்துட்டு அங்கேருந்து
ஓகே, ம்ஹ்ம். ம்ஹ்ம். பரவாயில்லங்க. ரொம்ப நல்லது. பரவாயில்லங்க. இந்தி படமா சேர்த்து பார்ப்பீங்க. ஆ. அதுலயுமே அவுங்களுக்கு அன்ட் ரிசவர்டு மாரி தாங்களா? இல்ல முன்பதிவு செஞ்சு தான் போனீங்களா?
இல்ல. அதுவுமே அன்ட் ரிசர்வ்டு தான். ஏன்னா நம்ம கையில டிக்கெட் கிடையாது. அவுங்க தான் கொடுத்துருப்பாங்க.
டிக்கெட் புரியுது, புரியுது. எப்பிடிங்க நீங்க வட மாநிலத்துக்கு போயிட்டு அன்ட் ரிசவர்டுல போறதுன்றது ஒரு கடினமான விஷயம் தான். ஆனா, நிறைய இப்போ வரைக்கும் ரீல்ஸ்ல நான் பார்த்து இருக்கிறேன். இந்த வடமாநிலங்களோட ரயில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பிடியே கும்பலா கொசகொசன்னு இருப்பாங்க. அப்புறம் வாயில எல்லாம் ஏதாச்சும் ஒன்னு போட்டு மென்னுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க எப்பிடி எதிர்கொண்டீங்க?
ஆ, அ. ஆமா. அது வந்து இந்த பாக்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது அ நம்ம என்ன இ இத்தனைக்கும் நான் 20 வருஷத்துக்கு முன்னால உள்ளத சொல்றேன். அதை ஒரு பிரச்சனையா நான் எடுத்துக்கல. ஏன்னா நான் வந்து நம்ம, நம்ம உண்டு நம்ம வேல உண்டுன்னு இருப்போம். அ ஸோ, அதனால வந்து யாரும் வந்து ஆளுங்க மாறி, மாறி வந்து போயிட்டே இருப்பாங்க. அதுல வருவாங்க, ஏறி உட்காருவாங்க, போயிக்கிட்டே இருப்பாங்க யாரும் நிலையானா ரொம்ப தூரம் பயணம் இருக்காது.
ஓகே. ம். புரியுதுங்க. எப்பயுமே அப்பிடி இருந்தாலே நல்லது தான்.